அது நான் என்ன கவனிச்சன்னா, ஒரு 2 மணி நேரம் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. இல்ல ஒரு தொழில்நுட்பத்தப் பத்தி சொல்லப்போறாங்க 10 நாள்ல எப்டி கத்துக்க போறோம், சொல்லப்போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பர்ஸ்ட் ஒரு 2 மணி நேரம் பயிற்சியில 1 மணி நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம என்ன செய்றதில்ல, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி சோம்பலா இருக்கோங்கிறத காட்டுவாங்க. கண்டிப்பா தொண்ணூத்தி ஒம்பது பர்சென்டேஜ் மக்கள் சோம்பேறி ஆய்ட்டாங்க. ஆய்ட்டோம் ஆய்ட்டாங்கன்னு நான் வந்து என்னை நான் தனிச்சு சொல்ல மாட்டன் ஆய்
ஓ! ச ஆமா. தொழில்நுட்பம் வளர, வளர வந்து <chuckles> ஆமாமா. கண்டிப்பா. ஆய்ட்டோம் தான் ஆய்ட்டோம்.
ஆம். ஆமா. அது என்ன ஆவுதுன்னா, அ, அவங்க சொல்றது எல்லாமே சைக்காலஜிக்கல் பிரகாரம் எல்லாத்துக்குமே பொருந்தும். காலைல எத்தன பேர் 6:00 மணிக்கு, 5:00 மணிக்கு எழுந்திறிக்கிறாங்க, ஐடிக்கு வேலைக்கு போறவங்க ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி. அந்த செல்ஃப் டிசிப்ளின் ஒழுக்கம் அப்டிங்கிறவங்க மட்டும்தான் எழுந்துப்பாங்க. இல்லாட்டி எழுந்துக்க மாட்ட எழு எழுந்துச்சு என்ன பண்ணப்போறேன் அப்டின்னு கேள்வி கேப்பாங்க. <clicks tongue> இல்லைங்களா?
ம். கண்டிப் ம். நிச்சயமா.
ஆ. அது அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அ, கம்ஃபோர்ட் ஜோன்னு அப்டின்னு சொல்லுவாங்க நான் இது காலைல வரேன்ப்பா 10 மணிக்கு வருவேன் மெயில் பாப்பேன். இதெல்லாம் வந்திருக்கும், இதெல்லாம் படிச்சிட்டு, இந்த வேலலாம் செய்ணுன்னு இருக்கும் செஞ்சுட்டு மெயில் அனுப்பிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். எனக்கு போதும் வருஷம் வருஷம் எனக்கு 5% இன்கிரிமண்ட் வருது போதும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது, தான் உண்டு, தான் வேல உண்டுன்னு இருக்கறவங்க அவங்க இல்ல. <chuckles> அந்த கேட்டகிரி
ஆமா, ஆமா, ஆமா. இது வந்து கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. அது வந்து 2020 அந்த கட்டங்கள்ல வந்து நல்லா வேலை செஞ்சுச்சு. இல்லைன்னு சொல்லவே இல்ல. ஆனா, எப்போ அந்த செயற்கை நுண்ணறிவுன்னு வஞ்ச்சோ, இதெல்லாம் மாற்றியமைக்கப்படுது, தகர்த்தப்படுது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க 10,000 பேருக்கு வேல போச்சு, அ, 8,000 பேருக்கு வேல போச்சு. இல்லைங்களா?
ஆமா. நிச்சயமா. ஆமாமா. அது வந்து இப்பயும் நடந்துட்டு தானே இருக்கு. அது இந்த செயற்கை நுண்ணறிவு வளர வளர இ இந்த வேலைகள் வந்து குறைப்பு வந்து போய்க்கிட்டு தான இருக்கு.
ஆமா, ஆமா. நடந்துட்டு இருக்கறது. கண்டிப்பா.